இந்த காலத்தில பார்த்திங்கன்னா, இந்த அலைபேசி, தொலைக்காட்சி இன்னும் சொல்லப்போனா, நெறைய தொல்லைக்காட்சிகள் நம்ம வாழ்க்கையில நெறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கும் நல்லதுல்ல, நம்ம மனசுக்கும் நல்லதுல்ல. எப்போ பார்த்தாலும் வந்து, நமக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்த குடும்ப நேரத்த வந்து தே குறைச்சிருது. இந்த மாரி எங்கே திரும்பினாலும், இதை பத்தின நெறைய குற்ற ப குற்றங்கள் இதை பத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத நீங்க எப்டி வந்து வாழ்க்கையில கட்டுப்படுத்துறீங்க? அத பத்தி எதாது உங்களுக்கு க எதாவது கருத்துகளோ, இல்ல அனுபவங்களோ இருந்தா கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பா. இருக்கு, இருக்கு, இருக்குங்க. எப்டின்னு பார்த்திங்கன்னா, நான்லாம் வளரம்போது, கல்லூரி படிக்கிற வரைக்குமே எங்க வீட்ல தொலைக்காட்சியெல்லாம் கெடையாது <chuckles> ஆ எங்க தெருவுலேயே வந்து ஏதோ ஒரு 2 வீடுகள்ல இருந்தது. நம்ம எல்லாருமே ஏதாது பார்க்கணுனா, வாரத்தில ஒரு முறையா, நமக்கு எல்லாரும் ஒண்ணா சேரும்பொழுது அங்க போய் பார்ப்போம், அவ்வளவுதான். இந்த வீட்ல பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா, எல்லாம் ஒரே இடத்துல தங்கி இந்த நாடகங்கள்லாம் பார்ப்பாங்க. அதிகபட்சம் பாக்குறது அந்த தொலைக்காட்சி. அது ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ தான் இருந்தது. அப்போ வந்து பெருசா இந்த கண்ணு பாதிப்பு அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. தூக்கம் கெட்றது, தூக்கமின்மை இந்த மாரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வரவே இல்லைன்னு பாருங்களேன். ஆனா ஆமா. அதுக்கப்புறம், நான் வந்து பார்த்திங்கன்னா, திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் வச்சிருந்தாங்க. அ நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, "இந்த தொலைக்காட்சி மட்டும் வேணவே வேணா" ஏன்னா, எனக்கு அது பார்க்குறது பெருசா ஒரு விருப்பம் கிடையாது. அதனால நான் வந்து, "அதை வேணா" அப்டின்ட்டேன். என்னோட கணவருமே வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா, எனக்கு அப்போ தெரியல அவருக்கு வந்து திரைப்படங்கள் பார்க்கிற பழக்கம் இருக்கு போல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேலை பழு அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அப்போ வெளியில வந்து அவருக்கான ஒரே பொழுதுபோக்கு வந்து அந்த திரைப்படங்கள் பார்க்குறதுதானாட்ருக்கு. நான் என்னா பண்ணிட்டேன், எங்க வீட்ல என்னோட தாத்தால்லாம் என்ன பண்ணுவாருனா, காலையில இந்த கே டிவின்னு ஒரு சேனல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, படங்களா போடுவாங்கங்க.
ஓ! சரிங்க. ஆ. நல்ல விஷயம். ம். புரியுதுங்க, ஆ. சரிங்க. நல்ல விஷயம். ம். ஆமாங்க. சரிதானே. ஆ. ஆமாங்க. அ க ஆமா லைன்ல படங்கள்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க. அதாது சன் டிவிக்கு அப்புறம் வந்தது கேடிவி. ஆ.
ஆமா. ஆமா. என்னோட தாத்தா வந்து ஒரு மாடர்ன் தாத்தா. அவருக்கு வந்து இந்த எம்ஜிஆர், சிவாஜி படங்கள்லாம் புடிக்கவே புடிக்காது. எப்ப பார்த்தாலும் அதையே பா ஏன்னா, அந்த படங்கள் வரும்பொழுது அவரு ரொம்ப உழைப்பாளியா அவங்க வா வயல்ல, காட்டுலல்லாம் வேலை செஞ்சிட்டுருந்திருக்காங்க. அப்போ அந்த திரைப்படங்கள பத்தின அவ்வளவு தெளிவு கிடையாது அவருக்கு. அவருடைய இளமை காலம் முழுவதும் அந்த மாரி கஷ்டப்பட்டுட்டாரு. அவர் வந்து ஒய்யாரமா உட்கார்ந்து சாகச உட்கார்ந்து பார்க்கும் பொழுது, இந்த கே டிவின்னு ஒரு சேனல்ல இதுல தான் நிறைய திரைப்படங்கள், அதுவும் அவரு வந்து நல்லா, சண்டை காட்சிகள் நெறைய இருக்கிற படமா விரும்பி பார்ப்பாருங்க.
<laughs> ஓ! சரிங்க. ஓ! "அது எந்ததெந்த, என்னென்ன மாரி படம்?" "யாருடைய?" "எந்த ஹீரோ?" அந்த மாரி எதாவது "ஞாபகம் இருக்கா?"